பண்டிகைகள்லாம் இருக்குல்ல தீபாவளி, பொங்கல் அது மாத்திரம் இல்ல இன்னும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி. அந்த மாதிரி மாதத்துக்கு 1 அப்படிங்கிற மாரி நமக்கு நிறைய பண்டிகைகள் இருக்கு. அந்த பண்டிகைக்கு மூலி மூலியமா அன்பை வெளிக்காட்டுறதுக்கு, நீங்க உ உதவும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உபத்தரம் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து, இப்பலாம் நிறைய காசு செலவாகுது மாசம் மாசம் 1 வந்துடுது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி?
ம். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த பண்டிகை காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து ஃபேமிலி கூட வந்து அந்த நேரத்தில வந்து நிறைய செலவுன்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணுறதும் சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா. என்னோட அப்பாவுக்கு அது போல தான். இந்த குடும்பமா வந்து சேர்ந்து பொங்கல் ச இது பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த தீபாவளி பண்டிகை அவ்வளோ பட்டாசு, கிட்டத்தட்ட சிவகாசியில போயிட்டு பாக்ஸ் கணக்கில வந்து பட்டாசு வாங்கிட்டு வந்து ம்.
ம்ஹ்ம். ஆ. அதுதான், இப்ப எப்படின்னா நம்ம நிறைய காசு செலவழிக்கிறோம். அது அன்பு பரிமாறதா இருக்கா?
ஆமா. நிச்சயமா. அதான் அந்த 1 நாள் சந்தோஷத்துக்காக வந்து எங்க அண்ணனுங்க, எங்க அப்பாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு விஷயம் பார்க்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட ரூ. 20,000 ரூ. 10,000க்கி <chuckles> ரூ. 15,000க்கி செலவு பண்னதுக்கு அந்த பெரிய பாக்ஸ் வந்து கிடைச்சிடும். அப்படியே வந்து நாங்க பாட்டுக்கு நாங்க பாட்டு அந்த ரோடு ஃபுல்லா அவ்ளோ இதுவா இருக்கும். எங்களுக்கு வந்து ரொம்பவே புடிக்கும். எப்படின்னா, எங்க அண்ணனுங்க அண்ணிங்கலாம் வரும்போது, அந்த அன்புன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில ஜாலியா இருக்கும். ஏன்னா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான அது நடக்குது, அதுக்கு காசு வந்து எதுக்கு இது பண்ணும். அப்படின்றத்துக்காக பாரம் அப்படியே பார்க்கவே மாட்டாங்க தாராளமா வந்து செலவு பண்ணுவாங்க. அது அம்மா ஒரு பக்கம் வந்து பலகாரம் செய்யறதா இருக்கட்டும் நாங்களாம் வந்து போயிட்டு நிச்சயமா.
ஆ. ம். ஆமா. அம்மா அவுங்க பங்குக்கு அம்மா அவுங்க பங்குக்கு ஒரு லைன்ல போவாங்க நல்லாயிருக்கும் அதுதான்.
ஆமா, நிச்சயமா. வந்துட்டு வந்துட்டு பாப்பாங்க. "என்னது சேஃபா வெடிக்கிறீங்களா இல்லயா?" அப்டீன்ட்டு அந்த செக்கிங் மட்டும் அடிக்கடி வந்து பாத்துட்டு பாத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம், நாங்க சொல்லுவோம், "அம்மா சிக்கிரம் சத் அதிரசம்லாம் சுடுமா எங்களுக்கு பசிக்குது." அதுபோல வந்து நான் சாமி கும்பிட்டா தான், அந்த பலகாரம்லாம் குடுப்பாங்களே.
அ. ஆமா, ஆமா.
அது ஏக்கமா, அது ஒரு அடுப்பங்கரையில போயிட்டு அடிக்கடி எட்டி எட்டி பாக்கறதா இருக்கும். ஆமா செஞ்சிட்டே
பாத்தாலே எப்ப வந்து அம்மா வப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். சா இது சாமிக்குலாம் வச்சுட்டு தான சாப்பிட முடியும் எப்ப எப்ப இருக்கும் எனக்கெல்லாம்.
ஆமா, ஆமா. நிச்சயமா அதுவும் பாத்தீங்கன்னா, அந்த நோம்பு அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா ம் சாமி கும்பிடுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடும் மணிக்கு ஒரு 5 5 6 யிடும் அந்த நேரத்துல வந்து நம்பளுக்கு வந்து அதிரசம் பாத்தாலே வருஷத்துக்கு <chuckles> ஒரு தடவை தானே செய்யுறாங்க அதிரசம், முறுக்கு அது போலாம். அந்த பண்டிகை காலத்துல அது ஒரு ஏக்கம்னு நான் சொல்றது, அந்த வருஷத்துக்கு அந்த ஒரு நாளைக்காக அப்படியே காத்திருக்க தான் இருக்கும். அந்த தீபாவளி பண்டிகைக்கு
ஆமா. ம். ம். ம். ஆ. ஆனா, அன்பா தான் இருக்கும். "அம்மா பலகாரம் சுடுவதா இருக்கும். அப்பா வெடி வாங்குறது" எல்லோரும் ஒண்ணா சேர்ந்து வெடிக்குறது, எல்லோரும் கம்பி மத்தாப்பு சுத்துறது இல்ல.
அத நிச்சயமா. நிச்சயமா நிச்சயமா. அதும் அந்த அவுட்லாம் வந்து விடும்போது தான், வந்து என்னோட அப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா, சரியான ஃபன் பண்ணுவாரு. எந்த அளவுக்குனா, அவுட் பாக்ஸ்ஸ வந்து கையில புடிச்சு மேல விடுவாரு.
அஹ. ஆஹ.
<chuckles> அதெல்லாம் வந்து ஒவ்வொரு இது நினைவாவும் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வீடியோலாம் எடுத்து வச்சு, தலைக்கு தில்ல பாரு அப்படின்ட்டு, சேஃப் தான் அது வந்து பிரச்சனை கெடையாது.
இல்ல. சேஃபா என்ன? ஆ.
அந்த அளவுக்கு வந்து அ ஏன்னா, அவருக்கு தைரியம் என்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எனக் எங்களுக்கு, எங்க அண்ணனுக்கு, இவுங்களுக்கு வந்து அதிகமாவே இருக்கு. கையில வச்சுக்ட்டே வந்து அசால்ட்டா பண்ணுவாங்க. பக்கத்துல பாக்ஸ் வச்சுடுவாங்க. பாக்ஸ வச்சுட்டு பக்கத்துல என்னமோ சினிமாட்டிக் போஸ்ட் போல வந்து, எங்க அப்பாலாம், அலப்பறை தாங்க முடியாது. அம்மா ஒரு ஃபோட்டோ எடுமா. இப்போ பார்றா என்னோட இது மட்டும், அப்டின்னு நான் வந்து மேல பார்ப்பனா, பின்னாடி வந்து ஃபயர் வர்றணும். அப்போலாம் வந்து, என்ன ஃபோட்டோ எடுமா அப்படின்னுவாரு.
அதானே. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அதான். <laughs> அதுல ஒரு இருக்குதா? இல்லயா?
அவரு வந்து ஆமா. அவரு வந்து அந்த WhatsApp அந்த பதிவுலாம் பண்ண மாட்டாரு. இருந்தாலும் அது ஒரு நினைவா வந்து பாத்தீங்கன்னா, அது ஞாபகார்த்தமா நாங்க, டிவியில போட்டு போட்டு பார்ப்போமா, அதோட மெம்மரி. அது வந்து நல்லாவே இருக்கும்.
ஆஹ. ஆமா. அது டிவியில திரும்ப திரும்ப பார்க்கும்போது, ஏதோ நாமளும் பெரிய ஆள் மாரி நமக்கு தோணும். அப்டியே ஃபயர்ல பின்னாடி வந்து, நெறைய கலர் கலரா இருக்கும்போது, அங்கன நாம இருக்கும்போது இல்ல.
நிச்சயமா, நிச்சயமா. <chuckles> ஆமா. ஆனா மா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ப காசுல வந்து பாத்தீங்கன்னா, செலவு பண்றது, வாங்குறதுலாம் பெருசு கெடையாது. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பட்டாசுலாம் வந்து பாத்தீங்ன்னா ஒழுங்கா வெடிக்கணும். ஒரு சேஃப்ன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த எடத்துல என்னோட அம்மா வந்து எப்பவுமே முன்னாடியே சொல்லிடுவாங்க. எப்பவுமே சேஃபா வெடிக்கணும். ஏன்னா வந்து ஒரு தடவ எனக்கு கையில அதுபோல வெடிச்சு, ரொம்ப காயம் அதிகமாய் பட்டுச்சு. அதுலருந்து ஆமா.
அ. ஆமா. ஆ. ஆமாமா அது கொஞ்சம் பாத்து பக்கத்துலயே தண்ணி வச்சிக்கணும்மா, மூட்டையெல்லாம் வச்சுருக்காங்க இப்போலாம், சிட்டில எல்லா எடத்துலயும் நல்லா. ஏன்னா, கம்யூனிட்டில பாத்தீங்கன்னா, மூட்டைகள்லாம் இருக்கு. பரவாயில்ல நமக்கு நமக்காக இவ்ளோ யோசிக்கிறாங்களே அப்டி.
ஆமா. <laughs> ஆமா, அதே போல தான் பண்ணுவாங்க. தண்ணி வந்து நல்லா பெரியதுல பக்கெட்ல வைக்க தான் இருக்கட்டும், மொட்ல அ இது மண்ணு வந்து இத பண்றதா இருக்கட்டும், அத பாதுகாப்புன்னு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்னா, நாங்க மொட்ட மாடிக்கு எடுத்துன் போயிடுவோம். இந்த நைட் இதுலாம் அதலாம் வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா, செலவு பண்றதுக்குலாம் <tsk> எங்களுக்கு என்ன எனக்கு ஒரு ஃபீல் ஆகுனா வச்சுக்கோ, "இந்த ரூ.2000 இது ஒரே ஒரே சைக்கென்டுல போதே, ஒரு ரூ.10,000 இது ஒரே சைக்கென்டுல போதே," அ.
அ. ம். ம். அதான், எங்க எங்க பாட்டி ஒரு வார்த்த சொல்லுவாங்க "காச வாங்கி கரி ஆக்றதுனா, அது தீபாவளி தான்."
அ, நிச்சயமா அதுவும் பாத்தீங்கன்னா, இது ஒரு போட்டி இதுவாவே ஆயிரும். "அவன் வீட்ல குப்ப அதிகமா இருக்கா? நம்ம வீட்ல குப்ப அதிகமா?"
அதான், "நிறையா இருக்கா? நம்ம வீட்ல இருக்கா?"
ஆமா, <laughs> எனக்கே வந்து அ அ அந்த சின்ன வயசுலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போட்டியா இருந்தது. "நான்லாம் இவ்ளோ பட்டாசு வச்சிருக்கேன் பாத்தியா" அப்டின்ட்டு, ஆனா இப்போ போக போக வந்து, "ஏய் நீங்களே போயி வெடிங்க வேற வேல இல்ல பாருங்க," அப்டின்ட்டு இந்த இந்த வருஷம் உண்மையா நான் வந்து அந்த வெடி மேல ஒரு நாட்டமே இல்லதான் சொல்வேன். நானே சொல்டேன், "அப்பா எதுக்கு பா இவ்ளோ செலவு பண்ணிட்டு? அதெல்லா செலவு பண்ண வேண்டா" அப்டின்ன பொழுது,
ம். வயது ஏற ஏற கொஞ்சம் மாறும். இல்லையா? இப்ப சின்ன குழந்தையா இருக்றதுக்கு பிடிக்கும். பொங்கல் பண்டிகைகள பத்தி சொல்லுங்க அப்பலாம் என்ன என்ன மாதிரியான? இது இருக்கும். இப்ப தமிழர்களோட பொங்கல் பண்டிகை பாத்தீங்கன்னா, மாடு கூட கூட பாசமா இருக்கணும். மாடு வந்து அதுக்கு 1 நாள் வைக்கணும், அப்டின்ற மாதிரி அதுக்கும் அன்ப வெளிப்படுத்தணும், அதுக்கும் ஒரு பண்டிகை கொண்டாடணுங்ற மாதிரி உங்க வீட்ல அது எப்டி இருக்கும்?
ஆமா, நிச்சயமா. மிச்சம். அ! ஆமாமா, அதுவும் வேற வரப்போது இல்லையா? நிச்சயமா. நிச்சயமா, ஏன்னா வந்து, நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கா அந்த பொங்கல் வரனால சின்ன வயசுல ஒரு ஒரு குஷி ஏற்படும். எந்த அளவுக்குனா, நல்லா வந்து எண்ணெய் தேச்சு நல்லா குளிச்சுட்டு அ பான வாங்கறதுக்கே ஒரு குச்சி வந்து ஏற்படும். "அம்மா பான வாங்னோமா" அப்டின்றதுக்காக, அம்மா போயிட்டு பெரிம்மா வீட்டுக்கும், நம்ம வீட்டுக்கும் போயிட்டு பான வாங்கிட்டு வந்துருங்க அப்டின்ட்டு, நாங்க போவோம் வண்டி எடுத்துட்டு என்னோட அப்பா கூட முன்னாடி வந்து டிவிஎஸ்ஃபிப்டி அப்பா தான் டிவிஎஸ்ஃபிடி இருக்கும். முன்னாடி உட்காந்துட்டு நம்ம பாட்டு உக்காஞ்சிட்டு பின்னாடி எங்க தங்கச்சிங்க, அப்டிலாம் உட்கார்ந்திட்டு நாங்க பாட்டுக்கு பான வாங்கிட்டு நல்லா இது, அவங்க வீட்டுக்கே பான விட்டு செய்ற வீட்டுக்கே போயிட்டு அந்த பான வாங்கறதுக்கு ஒரு குஷியாவே இருக்கும். எனக்கு சின்ன வயசுருந்தே எப்பவுமே. அது நல்லா ஆமா ஒவொ நான்லாம் போட்டு ஒடச்சிருக்கேன் ரோட்ல டமால். அவ்ளோதான் சோலி முஞ்சிட்ச்சு, மறுபடியும் வா, போயி வாங்கிடு வரலாம். <laughs> அதுபோல்லா இருக்கும் ஆனா, ஆமா.
ம். ம். ம்ஹ்ம். அதான். அ, அத ஒடையாம எடுத்துட்டு வரணும். ம். அது ஒடையாம எடுத்துட்டு வரணும், அத அடுப்ல வைக்கும்போது நான் தான் வாங்கிட்டு வந்தேன் நான் தான் வாங்கிட்டு வந்தேங்கற அளவுக்கு நான் தான் அவங்ககிட்ட குடுத்துருக்கேன்.
<laughs> ஆமா. அதெல்லா அழகா அந்த பானைக்கி அந்த டிசைன் போடுவாங்கல்ல. அந்த கோலமா வெள்ள இதுல வந்து நாங்களாம் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிப்போம். அழகா வந்து ஏனா வந்து அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக காலி பானைய வாங்கிட்டு வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிறது ஒரு வேலையா இருக்கும். எங்க அம்மா வந்து "சீக்கிரமா சீக்கிரமா" 'இருமா நான் இப்ப தான் டிசைன் போட்டுன்னு இருக்குறேன்.' "அப்புறமா இது பண்ணுமா" 'அம்மா பொங்கலே அதுதாம்மா' "நீ டிசைன் போட்டுன்னு இருக்க அப்புறமா பண்ணுமா" இல்ல இல்ல எனக்கு எங்க அப்பா கிட்டே ஆ.
ஆமாமா. ஆ. அதான். இல்ல நீ ம். இல்ல நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒண்ணு இருக்குல்ல. அந்த டிரஸ் எடுக்கிறது. அது வந்து ஆ மொதல்லலாம் அப்போலா எனக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா? ஆ ரூ.5000 குடுப்பாங்க ஒருத்தருக்கு. நான் மாத்திரம் பாப்பாங்கிறனால எனக்கு மட்டும் ரூ.2000 எக்ஸ்ட்ரா.
ஆம். ம்.
ஏனா அசசரீஸ் வாங்கணும்ல. அந்த மாதிரி. ஆ கோ ப பள்ளி கல்லூரிகள்லலா நான் சொல்றேன். இப்போ உங்க வீட்ல டிரஸ் எடுக்கணுனா அன்ப எப்படி வெளிப்படுத்துவீங்க?
டிரஸ்ன்ற ஒரு விஷயத்த என் என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வரப்போகுது. அப்படின்னாலே வந்து அந்த டிரஸ் எடுக்கணும்னாலே டிநகர் இட்டுன்னு போயிடுவாரு. இட்டுன்னு "உங்களுக்கு தேவையானது ஒரு ஒரு மூலைக்கி நீங்க போய்ட்டு வந்துருங்க. தேவையான இதெல்லா எடுத்துட்டு நீங்க அசெம்பிள் ஆயிடணும்." அப்படின்னும்பொழுது அந்த போத்தீஸா இருக்கட்டும், சரவணா ஸ்டோர்ஸா அப்படிலாம் நாங்க போய் போய்ட்டு நிறைய விஷயங்கள வந்து எனக்கு இது பிடிக்கலனா வேற கடைக்கு போவோம். உடனே கடைய மாத்து <chuckles> அப்படின்ட்டு அவருக்கு வந்து என்னன்னா வச்சுக்கோ
ஆ. ம் அதான். அதில ஒண்ணு, நமக்கு பிடிக்கிறதெல்லாம் வாங்கி தரணு வேற. அந்த மாதிரி ஒண்ணு.
ஆமா! நிச்சயமா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகை காலம். அதெல்லாம் வந்து எ பாரபட்சமே இருக்காது. எல்லாருக்கும் அது பார்த்தீங்கன்னா 2, 2 டிரஸ்சு.
அ அதுல இன்னொனு வந்து நமக்கு வந்து கம்மல் இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து எது எப்படி இருக்கணும். அந்த மாதிரி இன்னும் நெறைய அப்பதான் வந்து நமக்கு வாங்கி தரம்போது தான் தெரியும்.
அதுக்கேத்தவ் ஆமா. ஆமா. நிச்சயம்மா ம். அதுக்குன்ட்டு ஒரு தனியா ஒரு கட இருக்குமா, அதுக்கெல்லாம் இட்டுன்னு போய்ட்டு. எங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் பொம்பள பசங்க நம்ம வீட்ல வந்துட்டு, அம்மா நாங்க 2 பேரு இருக்கும்போழுது. அப்பா கூட தம்பி எப்பவுமே வந்து தலைவன் மட்டும் இருப்பான். "அம்மா, அப்பா அவங்க எங்கேனா போய்ட்டு எட்டுக்கட்டும் வா நம்ம போய்ட்டு வேற எங்கேனா பார்க்கலாம். ஏய் எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க," அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு கம்முனு போயிடுவான். "ஏய் இருடா" அப்படின்னும்போது "உங்களுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணலாம் முடியாது. இந்த பொண்ணுங்க பக்கத்துல நான் போக மாட்டேன்," அப்படின்னுவேன். "ஏனா வேணா பின்ன ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க. எனக்கெல்லாம் ஒய்ஃப் வந்தா என்ன பண்ணுறது எனக்கே கஷ்டமா இருக்கும்." அப்படின்லாம் சொல்லும்போது. "இப்போ புரியாதுடா போக போக ஆ இப்பயே நீங்க என்ன பழக்க படுத்துட்றீங்க என்ன பண்றது?" அப்படின்னுவான். இதுபோல வேடிக்கையா இருக்கும் அவன இட்டுன்னு போய்ட்டு அவனுக்கு அதுவும் நாங்க என்ன பண்ணுவோம்னா, "இது நல்லாருக்கா? அது நல்லாருக்கா? ஒழுங்கா எடுங்க எனக்கு டைம் அது பசிக்குது." அப்படின்ட்டு அவன் கத்த ஆரம்பிச்சுருவான். அந்த பண்டிகை நாள்ல வந்து அந்த போயிட்டு இதெல்லாம் எடுக்கும்போது ஏனா கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து எடுக்கும்போது ஆமா. ம்.
ஆ. <laughs> ம். ஆ. <laughs> ஆ அதான். நமக்கு ஒரு புது டிரெஸ் கெடைக்க போது எத்தன கெடைக்க போது என்னன்ன கலர்ல வாங்க போறோம். அப்டிங்கிற மாதிரி. அதுவும் இப்போலாம் நமக்கெல்லாம் சொல்லவே வேணாம். ஒரு ஒரு இதுலயும் 1ன்னு எடுத்துக்கலாமாங்குற அளவுக்கு நமக்கு மனசு ஓடுது.
ஆமா. <snorts> <breath> நிச்சயமா, நிச்சயமா. நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா முற்றிலும் உண்மை. நான் எ ஆ.
இப்ப நீங்க வந்து ஊர்ல பொ பொங்கல் பண்டிகைகள்லாம் கொண்டாடுறது உண்டா? இல்ல தாத்தா பாட்டி ஊரு. அந்த மாரிலாம் நாங்கலாம் போற வழக்கம் உண்டு.
இல்லங்க. இல்ல. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீகம் வே வேற ஒரு இடமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எங்களால போக முடியல. அந்த இடத்துக்கு. அதனால, போக முடியாத ஒரு காரணத்திலா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்லே நாங்க எங்க இருக்க ஊர்லே வந்து பார்த்தீங்கன்னா, நம்போ தெரு ஃபுல்லா நம்மளுக்கு சொந்தக்காரங்க தாங்க. அப்பிடி இருக்கும்போது, அந்த விழா வந்து எப்பிடி சும்மா இருந்துருமா? அவ்ளோ வந்து ஒரு சந்தோஷம்! அவ்ளோ ஒரு இதுவா இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் வந்து கூப்பிடுவாங்க. வா! நம்ம வீட்ல வந்து சாப்பிடு வா! நம்ம வீட்ல சாப்பிடுன்ட்டு, அந்த, அந்த உணவிலே வந்து அன்புன்ட்டு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்.
ம். அதான், அதான். ஆ. ஆமா. நீங்களும் வந்து அந்த இப்ப இது என்னது? தீபாவளிக்கு பலகாரம் கொடுக்கிற வழக்கல்லாம் இருக்கா?
ஆ ஏ அது இல்லாம இருக்குமா? அதுவும் பார்த்தீங்கன்னா
ஆ. அதுதான். எனக்கு எங்க வீட்லயும் இதெல்லாம் செய்வாங்க தெரியுமா? அப்பிடின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுக்கறதுல எனக்கு அவ்ளோ சந்தோஷம் இருக்குங்க.
நிச்சயமா. அதுவும் பார்த்தாதக்கு நான் சொல்லுவேன். எ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தீங்க இந்த சர்க்கர அதிரசம், பாவு அதிரசம் நிறைய பெ இதுவும் இருக்கும். அ ஆமா. அவுங்களுக்குல்லாம் சொல்லும்போது எங்க வீட்ல சர்க்கல அதிரசம் அந்தமாரி எங்க வீட்ல நம்ம வீட்ல வெள்ள அதிரசன்னா, அதனா நம்ம என்ன பண்ணணும்? அப்பிடின்ட்டும எக்ஸ்சேஞ்ச் அப்பிடின்ட்டு அவுளுங்க வந்து பார்த்தியா, அந்த கார்ன்ஃப்வர்ஸ்ல கத்துவாளுக உடனே, அதுக்கப்பறம் எல்லாரும் நாங்க என்னென்ன வீட்ல இருக்கோ அதுவும் முக்கியமா இந்த ஐயர் வீட்டு பசங்களுக்கு நம்ம நண்பரா கிடைச்சிருந்தா போதும். என்னென்னமோ புதுசு, புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, எ ஆமா. எனக்கே தெரியாது. என்ன எங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ட்வின்ஸ் வந்து ரொம்ப, க ரொம்ப ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்பொழுது, அவுங்களாம் அந்த தீபாவளி பண்டிகையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துன்னு வருவாங்க. இது நம்ம வீட்ல செஞ்சது, அந்த போலி இது, அதுன்னு எடுத்துட்னு வரும்போது முறுக்கு, தட்டு அதிரசம் அதெல்லாம் எடுத்துன்னு வரும்போது நமக்கே என்னடி இது? இவ்ளோ செஞ்சுருக்காங்களாப்ப! ஆமா, எல்லாமே அந்த செஞ்சிரும்போது, நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் அட்டென் பண்ணுறமோ! இல்லயோ!
ஆமாமாமா ஆட்டோ இருக்கு. ஆமா. ஆ. ஆ. ஆ. கிடைக்கும் செய்றது ம். அப்பிடியா! ஆ. ஆ. அது நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுத்துக்கும்போது, எங்க அம்மாவுக்கு இது தெரியும். உங்க அம்மாவுக்கும் அது நல்லா தெரியுமே! செஞ்சாங்களா இல்லயா? இந்த வருஷம் அப்பிடிங்கிற மாதிரி என்ன அந்த வீட்ல அம்மா என்ன செய்வாங்கிற அளவுக்கு அதான்.
ஆமா. ம். ஆமா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிபி குறிப்புலாம் எழுதுவோம் நாங்க. <laughs> ரெசிபி குறிப்புலாம் வந்து அந்த போலின்றது, அவ்ளோ சூப்பரா இருக்கும்.
என்ன போலி பருப்பா! தேங்காயா!
இல்ல, இல்ல. இதுவு, பால்கோவா.
ஆ. ஆஹா!
அதில செய்யிறது செம்மையா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவுங்க வீட்ல பால்கோவாவும் செய செய்வாங்க.
ஆ. ஆஹா! நல்லா டேஸ்ட்டா இருக்குமே!
இதுபோல அ இதுபோலலாம் செஞ்சு எடுத்துன்னு வரும்போது, நம்ம நாக்கு சும்மா இருக்கமா? ஒரு பூந்து விளையாட விளையாட்டு நாங்க மே எங்க மேம்க்கே கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு மேம், அப்பிடின்ட்டு கொஞ்ச கொஞ்சம் ஆமா அந்த அந்த சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, "பண்டிகைனாலே உணவு உணவுனாலே பண்டிகை" அப்பிடின்ட்டு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அது பொதுவா வந்து சூட் ஆகும். அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் அன்பு பரிமாற்றத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உணவு அந்த பண்டிகையில வந்து புது துணியா அணியிறதா இருக்கட்டும், நம்மளோட அம்மா, அப்பாகிட்ட வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயங்கள்.
அதான் காலேஜுக்கு எடுத்துட்டு போறது. ஆ. அதான். ஆ. அவுங்களுக்கு என்ன பிடிக்கும்? அப்பிடிங்கிற அளவுக்கு யோசிப்போம் நம்ம "இந்த ட்ரெஸ்ஸ நீ போட்டா நல்லாயிருக்கும்." அப்பிடிங்கிற மாதிரி நாம சஜஷன் சொல்றது.
ஆமா. நிச்சயமா. எனக்கு ஒரு தடவையாச்சி, இந்த கப்பிள்ஸ் கோல்ட்ஸ்ன்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்களா, அதேபோல ஃபேமிலி கோல்ட்ஸ்ன்ட்டு எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ஸ போட்டு இது பண்ணும் அப்பிடின்ட்டு இந்த ஒரு பண்டிகைக்கு வந்து பார்த்தீன்னா ஆமா பொங்கலுக்கு இந்த தடவ அதப்போல தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். 'எல்லாருக்கும் ஒரே போல ஒரே இதுவுல வந்து ட்ரெஸ் எடுக்கணும். நம்ம போட்டு அலப்பற பண்ணும்' அப்பிடின்ட்டு ஒரு விஷயம்.
ஆமா, இல்ல முயற்சி பண்ணிப்பாருங்க. ம். ஆ, முயற்சி பண்ணிப்பாருங்க. நீங்க ரொம்ப அழகாவே சொன்னீங்க. பண்டிகைகள் வந்து எப்பிடி இருக்கும்? சின்ன பிள்ளைல நம்ம பட்டாசுக்காக எப்பிடிலாம் இது பண்றோம்? பட்டாசு வெடிக்கும்போது, நமக்கு வந்து அப்பிடியே வரும்போது நம்மளும் அதுக்குள்ள நிக்கும்போது, அ கலர் கலரா நாமளும் மாறிட்ட மாதிரி. அத ஃபோட்டோ எடுக்க சொன்னது உங்க அப்பா கையிலே வச்சுட்டு வெடிக்க சொல்றது. அவுட்ற அந்த மாதிரி உங்க தம்பி கூட விளையாட்றது, அ அப்புறம் வந்து பொங்கல் பண்டிகையின்போது பான வாங்குறது அத போட்டு உடைக்கிறது. ஏன்னா, இது எல்லாமே வந்து நம்ம சொல்லும்போது இருக்கு. ஆனா, நம்ம என்ன பண்ணாலுமே நம்மள அப்பிடியே ஏத்துக்கிறாங்களே! நம்ம உறவுகள் அப்பிடின்னு நமக்காக எவ்ளோ செய்றாங்கன்னு நமக்கு அப்ப தான் தெரியுமே! அ அந்த மாதிரி இப்ப நிறைய பலகாரங்கள் வந்து தோழிகளுக்கு இடையில பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தெருவே வந்து நீ வா! அப்பிடிங்கிற மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும். அ ரொம்ப அழகாவே சொன்னீங்க. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு நீங்க எல்லோரும் ஒண்ணா ட்ரெஸ் போடுறதுக்கு.
ம்ஹ்ம் ம், ம். நிச்சயமா, நிச்சயமா. நிச்சயமா, நிச்சயமாங்க.
உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நன்றிங்க. மீண்டும் சந்திக்கலாம்.